பொதுவா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே, இந்த பணம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனா, "பணம் 10ம் செய்யும்" அப்டின்ற மாதிரி பணத்த வச்சு நம்மளால, அமா, என்ன விஷயம் வேணாலும் செய்யலாம். ஆ ஒரு சில விஷயங்கள தவர மத்த எல்லா விஷயங்களையுமே அது வந்து செய்யலாம் அது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அது போக அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு பொறுப்பு, ஒரு பொருட்டு அப்டின்னு ஒண்ணு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம நமக்கு இந்த விஷயம் ரொம்ப புடிக்கும், அத நோக்கி நம்ம பயணிக்கணும், அப்டின்ற மாரி இருக்கும். நீங்க இந்த மாரி 2 அ இதுவுமே வந்து ஒரே ஒரு நேர்கோட்ல வரும்போது, நீங்க எதுக்கு முக்கியத்துவம் குடுப்பீங்க? உங்களுக்கு அந்த மாரியான ஒரு அனுபவம் ஏற்பட்டுருக்குங்களா? அத பகிர்ந்துக்க முடியுங்களா?
பொதுவா பணம் வந்து ப பணமும் வந்து, பொருட்டும் வந்து, நம்ம ஒண்ணு இல்லாம ஒண்ணு பண்ண முடியாது இன்றைய காலகட்டத்தில. ஆ, ஏனா வந்து இன்னைக்கு எந்த ஒரு விஷயங்கள செய்றதுக்கும் நமக்கு பணங்கறது தேவைப்படுது. ஆ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பொருட்டுன்னா, நம்ம ஒரு எதா ஒரு இலக்கு வச்சிருப்போம் நமக்குன்னு, இல்ல நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம்ன்னு சொல்லி வச்சிருப்போம், உதாரணத்துக்கு இன்னும் உதாரணம் சொல்லணுனா, இப்போ ஒருத்தர் வந்து, ஒரு ஆன்மீக ரீதியா போணுனு விருப்பப்படுறாரு, அவர் தன்னோட அதுதான் அவரோட அது மூலமா போய் மக்களுக்கு நன்மை செய்யணும், ஆ நெறையா பேருக்கு உதவி பண்ணணும், அ நல்ல, நல்ல விஷயங்கள பரக்கணும், இது வந்து ஒரு பொருட்டு. அதே இது பணம்னு பார்த்தீங்கன்னா, பணங்கறது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவை நடத்துறதுக்கு பணம் தேவ. அவனோட இருப்பிடமா இருக்கட்டும், அதாவது அடிப்படை தேவைகள நிறைவுபடுத்தணும் உணவு, உடை, இருப்பிடம், இத நிறைவேற்றதுக்கு அவனுக்கு பணம் தேவ. ஆ இதுக்கப்புறம் அவனோட உபயோகிக்கக்கூடிய மத்த பொருட்களா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், மென்பொருளா இருக்கட்டும், ஆ வீட்ல வந்து பள்ளிகளோட படிப்பு எல்லாம் மத்த இதர எல்லா விஷயங்களுக்கும், அவனோட தேவைகள், பொழுதுபோக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவ. சில இது அ அதனால ஆன்மீகத்த தவர மத்த எல்லா இடங்களுக்கு நீங்க ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க, உதாரணத்துக்கு அ என்னென்னா, நான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்டின்னு நெனைச்சு ஒருத்தர் படிக்கிறாரு அப்டின்னா, அது அவரோட வந்து, ஆ வாழ்க்கையோட ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்த நோக்கி அவர் போவாரு, ஆனா அந்த அர்த்தத்த நோக்கி அடையிறதுக்கு அவருக்கு பணம் தேவ, அதுக்குன்னு சொல்லி அவரு புத்தகங்கள் வாங்கணும், அதுக்கான ஒரு சரியான இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கணும், படிக்க அந்த ப படிப்பு முடியிற வரைக்கும் அவரோட செலவ பார்த்துக்கணும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. சரி. ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ. ம்ஹ்ம் ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
இது எல்லாத்துக்குமே பணம் தேவ. அதனால இது ம்.
ஓ, இப்போ இதில இதில வந்து ஒரு வார்த்தை ஆன்மீகம்னு சொன்னீங்க, அதுக்கு அவ்வளோ பணம் தேவைப்படாதுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்தை நீங்க எத மெ மென்ஷன் பண்ணி சொல்றீங்க? ஆன்மீகம்னா என்னது?
ஆன்மீகன்னா, இப்ப ஒரு இப்ப உதாரணத்துக்கு இந்த சத்குருஜின்னு இருக்காரு கோயம்புத்தூர் பக்கத்தில, ஆதிபக ஆதி இது அவரோட ஆசிரம்மலாம் இருக்கு, அங்கேலாம் நீங்க போய் வந்து மக்களுக்கு பணிவிடை செய்யணும், இல்ல இறைவன் சார்ந்த நீங்க போணும்னு நெனைச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு பணம் தேவ கிடையாது. நீங்க வந்து அது வந்து ஆமாமா.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! அது அப்டி சொல்ல வர்றீங்களா! நான் கூட இந்த ஆன்மீகம்னா, ஆன்மீக சுற்றுலா மாரி, அப்படினாலும் நம்ம எங்கேயோ போணுனாலும் ஒரு ரூ. 100 கொடுத்தா 1 மணி நேரத்தில சாமிய பார்க்கலாம், ரூ. 500 கொடுத்தா வந்து 1/2 மணி நேரத்தில பார்க்கலாம், ரூ. 1000 கொடுத்தா வந்து இப்பயே போய் பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து உடனடியா பார்க்கலாம்ன்ற மாதிரி, எல்லா எடத்துலயுமே அந்த கடவுள பார்க்கணுனாலும் அந்த இடத்துலேயும் அந்த பணம்ன்றது எந்த அளவு வேலை செய்யுது? அதுதான் நான் அதை நீங்க சொல்றீங்களோ அப்படின்னு நினைச்சேன், ஓகே, ஓகே. சொல்லுங்க, சொல்லுங்க.
கண்டிப்பா. பணங்கிறது பத்தும் செய்யுங்கிறாங்கல்ல, அதுதான். அதனால அ இந்த பணமும் பொருட்டும் எப்படின்னா, நீங்க வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சது நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேருந்து பேருந்தில நீங்க ஒரு இடத்துக்கு சென்று அடையணும்னு நினைக்கிறீங்க, அந்த எடத்த எடங்கிறது உங்களோட வாழ்க்கையோட அர்த்தமா இருக்கும், பணங்கிறது அந்த பேருந்தா இருக்கும், உங்கள கொண்டு சேர்க்கிறது, அதனால ரெண்டும் இல்லாம வந்து ஒன்னுக்கொன்னா ஆ அல்லாத சரியா அடைய முடியாது. இந்த ஆன்மீகத்த தவிர மத்த எல்லா விஷயங்கள்லேயுமே உங்களுக்கு பணம் தேவை.
நிச்சயமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! சிறப்பான உதாரணம் இது. ஆ. அதுதான் அந்த பேருந்து அப்டின்றது தான் பணம். நம்ம போய், அங்க போய் சேர வேண்டிய அந்த ஊர் அப்டின்றது தான் அந்த இலக்கு. "ஒண்ணு இல்லாம ஒண்ணு வந்து அமையாது" சரி சிறப்பான உதாரணமான இத நீங்க சொன்னது.
கண்டிப்பா. ஆ. அது போக பார்த்தீங்கன்னா, பணம் எதுக்கு முக்கியம்? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண வாழ்க்கையில பணங்கறது வந்து அ உங்களுக்கு போதுமான அளவு பணம் இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு அது ஒரு நிம்மதிய குடுக்கும். ஒரு அ எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து ஒரு வேலை சம்மந்தமாவோ, இல்ல ஒரு தொழில் தொடங்கும்போதோ, நீங்க எத பத்தி அதிகமா பயப்பட மாட்டீங்க. சரி ஒ ஏன்னா, ஒரு அது என்னன்னா ஒரு ஸ்திரத்தன்மையை குடுக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்கும் இல்ல என்ட்ட பணம் இருக்கு. நான் இதுல நட்டப்பட்டாலும் என்னால வந்து திரும்ப சரி பண்ணிக்கிட முடியும். அப்டிங்கிற ஒரு விஷயம் குடுக்கும் எதிர்பாலத்தில வர மருத்துவ செலவு வந்து தவிர்க்கிறதுக்கு என்ட்ட பணம் இருக்கு. ஆ நான் வேலை செய்ற இடத்துலேயும் நான் வந்து ஸ்ட்ராங்கா வேல பார்க்க முடியும். என்னோட கருத்துக்கள தெளிவா சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து பணம் மூலம் வந்து உங்களுக்கு கிடைக்கக் கூடிய நல்ல விஷயங்கள்.
ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி, சரி. ம். ஆ. இந்த பணம் இருந்தா நம்மளுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்டின்றதே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு, ஒரு சேஃபர் சைடு அப்டின்னு சொல்லி சொல்ல வர்றீங்க இல்லையா? ஆ சரியா சொன்னீங்க. இப்ப இது போக வந்து, இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிற ஒரு வேல சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலையில் தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஆசை, ஆர்வம் அப்டின்றது வேறு ஒரு துறையில இருக்கும். அங்க போனா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பணம் வந்து, இது இதே கிடைக்கிற அளவு அங்க ஒ சம்பளம் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்கள் எடுக்கலாம் 1 வருடங்களே எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி சூழ்நிலையில அவங்க மனநிறைவுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா பணம் இருந்தா சேஃப், அப்ப இந்த 2 விஷயத்துல எதுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க? நம்ம வந்து இந்த ம சேஃப்பா இருக்கணும் அப்டின்னு ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவமா? இல்லன்னா இந்த மனநிறைவு அப்டின்ற ஒரு மு விஷயத்துக்கு முக்கியத்துவமா? அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
கண்டிப்பா. ஆமாமா. அதாவது நீங்க ஆயிரத்தில ஒருத்தர் தான் வந்து இந்த மன நிறைவு இல்ல, ஒரு வாழ்க்கையில ஒரு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவைங்குற ஒரு விதத்தில அவங்க வாழ்க்கைய எடுத்துட்டு போவாங்க. ஆயிரத்தில ஒருத்தர். மீதி 999 பேரும் பார்த்தீங்கன்னா, அ பணம் சார்ந்து வாழ்க்கைய நடத்திட்டு, ஆ தன்னால முடிஞ்சா நல்லதா பண்ணுவாங்க. ஆ பணத்துக்கு முதலீடு முதலிடம் குடுத்துருவாங்க. அப்போ அவங்களோட மீனிங்கிறது வந்து, வாழ்க்கை மீனிங் வந்து 2வது இருக்கும். அது போக இப்போ ஒரு நோக்கம் சார்ந்து ஒருத்தவங்க வாழ்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உளவியல் ரீதியா வந்து நெறைய அமை நல்ல அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ப திருப்தி இருக்கும் வாழ்க்கையில அடுத்தவங்களோட ஒப்பிட மாட்டாங்க. ஆ பொருட்கள் மேல அதாவது மனித வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இப்ப மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்டிம்பாங்க அதாவது பொருள் சார்ந்த உலகம் தான் அதிகமா மக்களோட உலக மக்கள்தான் அதிகமா இருக்காங்க உலகத்துலன்னு. அந்த மாரி பொருள் அந்த மாரி விஷயத்தில பொருள் மீது இவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ஒரே மாரி மனநிலையில இருப்பாங்க. ஆனா
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஓ!
இதே ஒரு பணம் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வாங்குற சம்பளத்தில கொஞ்சம் குறைவாயிருச்சு, இல்ல ஏதா ஒரு செலவாயிடுச்சு, அதிகமாயிருச்சுனா கூட அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு.
ம்ஹ்ஹ்ம். இப்போ, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி இந்த 9-6 அப்டின்ற ஒரு அந்த வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணம் முக்கியமா தேவ. நீங்க சொன்ன அந்த பேருந்து, பயணம் அப்டின்றது ஒரு முக்கியமான தேவன்றதுனால, அந்த நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம், எல்லாத்துலையும் மனசுல வச்சு அவங்க அந்த வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவங்களுடைய அந்த ஆம்பிஷன் அப்டின்றது அது வேற, அதுக்காக தனியா அவங்க வந்து ஒரு நேரம் வந்து செலவிடணும். அந் அப்டியான ஒரு சூழ்நிலைல அவங்க அத எப்டி சமநிலைப்படுத்தலாம் அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க?
ம்ஹ்ம். அ, பண்ணலாம். அதாவது அவங்க வந்து, இந்த ஓ, நோக்கத்தோட செயல்படுறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பணம் எதிர்பார்க்கக்கூடாது செய்யக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு வந்து தன்னார்வலர்கள் இருப்பாங்க.
ம்ஹ்ம்.
அவங்க தான் வந்து இந்த நோ வ நோக்கத்துக்காக வாழ்றவங்க. அ நீங்க வந்து நெறையா வந்து இப்ப தொண்டு நிறுவனங்கள்ல போய் பணி செய்யலாம். அதுக்கு நீங்க எதுவும் காசுன்னு வாங்க போறது கிடையாது. இல்ல ஒரு அனாத ஆசிரமத்தில வந்து குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்பாங்க, படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இவங்ககிட்ட நெறைய பணம் இருக்கும். ஊருல பணம் இல்லாம படிப்பு நல்ல மதிப்பெண் எடுத்தும் படிக்காதவங்களுக்கு உதவி பண்ணலாம், சமூக வல்லங்கள்ல நெறைய பணிகள் செய்யலாம், அ ஒரு நூலகங்கள் இருந்தா, புத்தகங்கள் வாங்கிக் குடுக்கலாம். இந்த மாரி அவங்க வந்து பணத்து மூலமா வந்து உதவி பண்ணலாம்!
ம்ஹ்ஹ்ம். ம். ம், ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹ்ம். உங்களுக்கு வந்து 1 நாள் வந்து இந்த பணம், அப்புறம் உங்களுடைய நோக்கம் இது 2டுமே கிளாஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில இதுக்கு வந்து, நீங்க எ எதுக்கு முக்கியத்துவம் குடுப்பீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதில சொல்லுங்களேன்.
நான் வந்து நோக்கத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பேன் எப்டின்னா, அ உதாரணத்துக்கு நான் முழுவதுமா என்னால பணத்த வந்து தவிர்க்க முடியாது. ஆ ஆனா, பணத்தினால என்னால நிம்மதியா இல்ல, பணம் இருந்தும் என்னால நிம்மதியா இல்ல முடியலன்னா, அதுக்கு என்ன வழி? சரி பண்ணலான்னு தேடுவேன். அப்டி இருக்க நேரத்தில பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம அதிகமா நேரம் செலவழிக்க பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைகள்ல தான் செலவழிக்கிறோம். அதனால நம்ம வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து, நம்மளோட மன நிம்மதிய குறைக்க கூடாது. அதுபோக நம்ம விருப்பப்பட்டு எங்க போகணுனு நெனைக்கிறோமோ
ம்ஹ்ம். ம், ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அந்த இடத்துக்கு போறதுக்கான விஷயங்கள அத பண்ணி குடுக்கணும். அந்த வேல
ஓ!
சில பேர் வந்து வெறும் பணத்துக்காவே வேலையில இருப்பாங்க பெரும்பாலானோர். ஆ உத அவங்களுக்குன்னு சில ஆ மாத தவணைகள் இருக்கலாம். அவங்க குடும் குடும் குடும்பத்துக்காக நெறைய செய்யணுனு அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புல தூக்கி வச்சுட்டு அதுக்காக வேலை செஞ்சுட்ருப்பாங்க. மனதளவுல ம்.
ம்ஹ்ஹ்ம். ம், ம். ஆ எனக்கு எனக்கு இதில தான் ஒரு சந்தேகம். என்ன அப்டின்னா, இப்போ இந்த 2டுமே கிளாஷ் ஆகுறப்ப நீங்க வந்து நோக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பேன் அப்டின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுக்கும்போது, அது உங்களுடைய குடும்பத்தை வந்து எந்தளவு பாதிக்கும்? இல்ல குடும்ப உறுப்பினர்களும், உங்களுக்கு சப்போர்டிவா இருப்பாங்களா? அது அது எப்டி நடக்கும்? அது பத்தி சொல்லுங்களேன்.
குடும்ப உறுப்பினர்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம மனநிலை அவங்களுக்கு இருந்தா பண்ணுவாங்க. ஆனா சில குடும்பங்கள்ல இருக்காது. அப்படி இருக்கற பட்சத்தில என்னன்னா, இப்ப நீங்க வந்து சில நேரங்கள்ல வந்து நானே ஒரு தடவ வந்து வேலைய விட்டுட்டு வந்துருக்கேன், எனக்கு அந்த வேல பிடிக்கலைங்கிறதுனால. அந்த வேலையும், அங்க உள்ள சூழ்நிலையும் வந்து மாறாதுங்கிற ஒரு முடிவு எடுத்தப்போ, விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வேல வேற எவ்வளோ வேலை கிடைச்சாலுமே அந்த அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு முதலாளி நடத்துன நிறுவனம். நான் வந்து பல பெரிய பெரிய நிறுவனங்கள் வேல பார்த்து வந்ததுனால, என்னால அந்த லெவலுக்கு இறங்கி வேல பார்க்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் அங்க உள்ள சூழ்நிலைய பார்த்துட்டு, அ நான் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு, உடனே வேண்டான்னு சொல்லி குடுத்துட்டு வந்துட்டேன், முதல் நாள்லேயே. ஏனா, நம்மால மாற்ற முடியல ஒரு வேலைக்கு போறோம். அங்க வந்து அங்க உள்ள சூழ்நிலையை மாற்ற முடியாது. நம்ம நெறைய விஷயங்கள் நல்லது பண்ண நெனப்போம். ஆனா, அவங்களுக்கே அது பண்ணணும், இல்ல பண்ண விருப்பம் இருக்காதுங்கிற பட்சத்தில, நம்ம மனநிலையை வந்து நம்மளாலயே மாற்ற முடில. அவங்களையும் மாத்த முடியாதுங்கிறப்ப, யாராவது ஒருத்தர் வந்து கீழே இறங்கி தான் ஆகணும், என்னை பொறுத்தவரைக்கும். ஆனா நான் ம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஆ. ஆனா இ சொல்லுங்க, சொல்லுங்க, சரி. சொல்லுங்க, சொல்லுங்க.
நான் இப்படி யோசிக்கிறேன். ஆனா, அதே மாரி எல்லாரும் யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலானோர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல எனக்கு வேல எனக்கு எப்படினாலும் வருமானம் கிடைக்குது, நான் எப்படினாலும் பிற அழுத்தத்த தாங்கிட்டு இருந்துக்கிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆஹ! ம் நிச்சயமா. அதாவது இப்ப நீங்க இந்த சொன்ன ஒரு விஷயத்தில வந்து, அ நெறைய பேர் வந்து இல்ல, அந்த வேலைய வந்து எனக்கு அந்த அளவுக்கு சரியா வராதுன்னு சொல்லி, ஒரு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்குறீங்க. ஆனா சி நெறைய பேருக்கு அந்த இடத்தில வந்து ஒரு நெனைச்சு பாக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, தன்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை. அதை கருத்தில வச்சு தான் "என்னானாலும் சரிடா, எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த வேலை செஞ்சுதான் ஆகணும்" என்ன வகை ஏன்னா, இப்ப இது அடுத்த மாசம் 1 தேதி வர சம்பளம் ரொம்ப முக்கியம். அப்டின்ற மாரி இருப்பாங்க இல்லையா? இல்ல அது அவுங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
அதாவது நான் வந்து, இப்ப அந்த நான் வேலைய ஒரு 3 மாதத்துக்கு முன்னால, அந்த இத வந்து நான் வேலைய தேர்ந்தெடுக்காதது அப்போ என்கிட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு செலவ தயார் பண் ஆ நிலைமைய சமாளிக்கிற அளவுக்கு, என்ட்ட பணம் நான் வச்சிருந்தேன்.
ம்ஹ்ம். ஓ!
ஆ அதனால, ஒருத்தவங்க வேலை செய்றவங்க வந்து அவுங்க வேலை பிடிக்கலங்கிற பட்சத்தில, வேலைய உடனே விட்டுட்டு போகக்கூடாது. ஆ அதுக்கு மொதல்ல, அவுங்க ஒரு 6 மாதமோ, 1 வருடமோ, எப்படியாவது கொஞ்சம் காச சேத்து, ஆ அ உடனே வேற ஒரு நல்ல வேல தேடுறதுக்கு வழி செய்யலாம். அப்புடி வேல ரொம்ப முடியாத பட்சத்தில, அவுங்களுக்கு அடுத்த 6 மாதத்துக்கான ஒரு க நிதிய ஸ் திரட்டி வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த மாரி முடிவுகள் தெளிவா எடுக்கலாம்.
ம் ஹ்ம் ஹ்ம். ம்ஹ்ம். ம் ம். ஆ! இது சிறப்பான ஐடியாங்க, அதாவது இப்போ ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா, டக்குனு வெளியே வராம, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு மு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த வேலையில இருந்துட்டே, வேற வேலையை தேடலாம். அது போக வந்து, நீங்க சொன்ன மாரி ஒரு சேமிப்பு ஒரு ஆறு மாத காலம் வந்து எனக்கு பணி இல்லாம இருக்கும்னா, அதுக்கு நமக்கும், நம்ம குடும்பத்துக்கும் அந்த பொருளாதார நெருக்கடி எதுவும் வராம இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ, அத செஞ்சு வச்சுட்டு பண்ணணும், அப்படீன்றிங்க, அது ஒ சிறப்பான ஒரு கருத்து, இது நிஜமாவே வரவேற்கத்தக்கது இல்லையா?
அ. ஆமா. கண்டிப்பா, அதுபோக பாத்தீங்கன்னா, நெறைய பேரு பணம் வந்து எதுக்காக அதிகமா வந்து சம் சம்பாதிக்கணுங்கிற மனநிலையில இருக்கிறாங்கன்னா, குடும்பத்தில இருக்கவங்க, எல்லா கொழந்தைகளும் சரி, யாரும் சரி, யாருமே கஷ்டப்படக்கூடாது. அவுங்க எந்த விஷயத்துக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு மனநிலையில செய்றாங்க. ஆனா இவுங்க வந்து தான் பழுதூக்குற மாரி இருக்கு. அதனால, நம்மளால என்ன முடியுமோ! அத நம்ம தெளிவா செஞ்சுட்டு போலாம். ஏன்னா, அ உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவுங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்கும், அவுங்க வாழ்க்கையில அவுங்க படம் எப்படின்னு என்ன நீங்க செலவு பண்ணி, எவ்வளோ காசு சேர்த்து வச்சிருந்தாலும், அவுங்க வாழ்க்கைல அவுங்க சந்திக்க கூடிய சவால்கள, சந்திச்சு தான் ஆகணும்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம். ம்ஹம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா.
அதனால அ இந்த நோக்கம் சார்ந்து, ஒரு லைஃப்ல மீனிங் இருக்கணுங்கறத அ குழந்தைகளுக்கும் சொல்லிக் குடுத்து வளர்த்தோம் அப்படீன்னா, அவங்க வந்து ஒரு எதிர்காலத்தில ஏதாவது ஒரு விஷயத்தில அவங்க தோல்வியடையும்போது, அவங்க அத தான் அத வந்து அ தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அவங்களுக்கு.
ம்ஹ்ம். ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவாங்க. ஆமா, ஆமா, ஆமா.
ஆமா, தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அதுவும் வந்து ஏன்னா, பணத்தால மட்டுமே ஒரு குடும்பத்த வந்து ச சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. உண்மையான அன்பு இருக்கணும், அ குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கணும், அவங்களுக்கு மனதளவுல எப்ப தைரியம் தேவையோ அதை குடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கைய கடைபுடிச்சா மட்டும் தான் முடியும்.
ஆஹாஹ. ம். நிச்சயமா. ஆ அது அதாவது கடைசியா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி அத தெரிஞ்சுக்கணும் நிச்சயமா. இன்னும் ஒரு 10 வருடத்தில வந்து நீங்க வந்து எப்படி இருக்கணும்ன்னு நெனைக்கிறீங்க? உங்களுடைய அந்த பணத்திற்கு முக்கியத்துவம் குடுத்து, ஒரு பெரிய பணக்காரரா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? "உங்களோட நோக்கத்த அடைஞ்சு ஒரு மனநிறைவு உடைய ஒரு ஆளா இருக்கணும்." அப்படீன்னு நெனைக்கிறீங்களா? உங்களுடைய அந்த விருப்பம்ன்றது என்னது, அந்த தேர்வு?
அதாவது இது பணத்த பணக்காரரா இருக்கிறதுனால நோக்கம் இல்லங்கிறது கெடையாது. நம்ம பணக்காரர் நா எல்லாரும் வந்து அதேமாரி சன்னியாசியா போ முடியாது. இல்ல சமூக வேலைக்குன்னு சொல்லி போக முடியாது. "சமூகத்துக்காக நான் பண்றேன்." அப்படீன்னு. நம்ம ப நம்மளோட வேலைகள பார்த்துக்கிட்டு, அது போக எனக்கு வந்து என்னோட துறையில நான் பெரியாள் ஆகணும்ங்கிறது என்னோட ஒரு நோக்கம். அதே நேரத்தில வந்து, என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதும் என்னோட நோக்கம். இந்த 2ஐயும் சேர்த்து தான் நான் பார்ப்பேன்.
ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். இதுல மத்தவங்கன்னா, அவங்க யார சொல்ல வர்றீங்க? உங்களுடைய நண்பர்கள்.
மத்தவங்கன்னா வந்து, மத்தவங்கல்லாம் நம்ம சமூகத்தில ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம். சின்ன, சின்ன விஷயங்கள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் போது வாலண்டியர் இந்த மாரி நிகழ்ச்சி நடக்கும்போது, அதுல போய் பங்கேற்றுக்கலாம். இல்ல தெரிந்தவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை கூறலாம். துறை சார்ந்த அறிவுரைகள் கூறலாம்.
ம்ஹ்ம். ஓ! ம். ம்ஹ்ஹ்ஹ்ம்.
அ இது கூட ஒ ஒரு நல்ல முயற்சி தான. "இன்னொருத்தருக்கு உதவுறது தான் வந்து ஒரு வாழ்க்கையோட நோக்கம்." அப்படீன்ருக்கும் அதுதான்.
நிஜமா, நிஜமா. இது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இது நிஜமாவே பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க சொன்னது. மத்தவங்களுக்கும் நான் உதவுவேன், என்னுடைய நோக்கத்திலேயும் நான் சரியா வந்து அ ப பயணிப்பேன். என்னுடைய குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குவேன்." அப்படீன்ற அளவுக்கு ஒரு, ஒரு சிறப்பான ஒரு முடிவு, ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்களுடைய நோக்கம் அப்படீன்றதும், நீங்க எடுத்திருக்க முடிவு அப்படீன்றதும் பாராட்டக்கூடியது. அ இவ்வளோ நேரம் உங்க கருத்துக்கள பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பேசலாம்.
உங்களோடையும் நெறைய விஷயங்கள பேசனது, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.